இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ப வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் வந்து மாறிகிட்டே இருக்கும். அது வந்து எப்போதுமே நிரந்தரமா இருக்கும் அப்டின்னு சொல்லவே முடியாது. அப்டி பார்க்றப்ப நம்மளுக்கு நெறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். அது என்னென்ன மாரி அ மாற்றம்னு கூட நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு இன்னும், ஒரு வேளையிலருந்து இன்னொரு வேலையை கூட நம்ம மாறுவோம் அந்த மாரி ஒரு தருணம். இல்லாட்டி ஒரு ஊருலருந்து இன்னொரு ஊருக்கு போவோம் அது அது 1 அதே மாரி திருமணம் நம்ம பேச்சிலரா இருந்தப்ப இப்டி இருப்போம். ஆனா வந்து குடும்பம் வந்தவன்னே வேற மாரி நெறைய பொறுப்புகள் வரும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பணம் எப்டிலாம் வந்து சரிபார்த்து அந்த மாற்றத்துக்கேற்ப நீங்க வந்து அத வந்து எப்டி நல்ல விதமா கொண்டு போனீங்க? அத பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. பணம்னு சொல்லம்போது எனக்கு எப்போவுமே வந்து 1 ப்ரோட்டான்னு நெனைப்புதான் வரும்ங்க. <chuckles> ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில வந்து நம்ம மொதல் தடவ புரோட்டா வாங்குவேன். அதாவது என்னோட 5 வயது ஒரு 8 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பபோது வாங்கும்போது முதல் ப்ரோட்டாவோட ரே வெல பார்த்தீங்கன்னா 3 ரூவா ஒரே 1 பரோட்டாவோட ஒரு வெல 3 ரூவா
ஆ. ஆ. சரி.
எ அதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட படிப்பு வந்து ஒரு க கல்லூரிக்கு ஆரம்பிக்கம்போது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோட்டாவோட வெல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 10 போய்ருச்சுங்க. ஒரு பரோட்டாவோட வெல.
ஆ. ம், ம்.
அப்புறம் நான் வேலைக்கு போம்போது காலகட்டத்திலும் வந்து அந்த புரோட்டா விலை வந்து ரூ. 10, ரூ. 12 அந்த காலகட்டமா தான் இருந்துச்சுங்க. இன்னிக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த புரோட்டா வந்து பெரிய உணவகத்துல் எல்லாம் போனீங்கன்னா, அந்த பரோட்டா உடைய ரேட் பாத்தீங்கன்னா, விலை வந்து கிட்டத்தட்ட ரூ. 50 வரைக்கும் போய்ச்சு ஒரு பீஸ் புரோட்டா.
ஆமாங்க. இப்ப அப்டிதான் இருக்கு!
ஆமா. அதே மாரி பாத்தீங்கன்னா, சின்ன கடைக்கு எல்லாம் போனீங்கன்னா இன்னிக்கு ஒரு புரோட்டா விலை வந்து ரூ. 15 விக்குதுங்க.
அது தரத்த பொறுத்து இருக்குன்னு சொல்ல வரீங்க?
ஆமாங்க. ஆனா, நான் வாங்க ஆரம்பிச்ச அந்த ரூ. 3 இந்த சின்ன கடையில தான் வாங்கினதுங்க. அதனால இன்னைக்கு அந்த சின்ன கடையில விலை வந்து வெறும் ரூ. 15 தான் புரோட்டாங். கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்குதுங்க விலை.
ஆ. கண்டிப்பாங்க. இது எவ்ளோ பெரிய மாற்றம் நம்மளுக்கு.
ஆமாம்ங்க. இதே மாற்றத்த இன்னொன்னு சொல்றன்ங்க. தங்கத்துல பார்க்கணும். தங்கத்துல நான் வந்து முதல் தடவை வந்து என்னோட சொந்த மா நான் தொழில் செய்யும்போது எனக்கு பாத்தீங்கன்னா, அந்த சம்பளம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தங்கத்தோட விலை வந்து ஒரு கிராம் வந்து ரூ. 2,500.
ம்.
அப்போ வந்து எனக்கு வந்து நான் பத்த 10 கிராம் தங்கத்த நான் அன்னைக்கு சம்பாரிசங்க. முதல் தடவை நான் வேலை சொந்தமா செய்ய ஆரம்பிச்சதுல 10 கிராம் தங்கம் சம்பாதிக்க ஆரம்பிச்சங்க. இன்னிக்கு இன்னிக்கு வந்து தங்கத்தோட வில வந்து கிட்டத்தட்ட வந்து ரூ.13,000க்கு போயாச்சுங்க. ஆனா, புரோட்டா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரூ.15 5 மடங்குதான். ஆனா தங்கம் வந்து உங்களுக்கு அதோட அதிகமா வந்துடுச்சுங்க. அதே மே
ஆமாங்க ரொம்பவே சரியா சொன்னீங்கங்க. இப்போலாம் வாங்கவே முடியாத அளவுக்கு வந்து இந்த தங்கம் விலை உயர்ந்து போயிட்டிருக்கு.
அ. ஆமா. இந்த இத வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, முத சின்ன வயசுல வந்து இந்த புரோட்டா விஷயம் வந்து எனக்கு எப்டி வந் பாத்தீங்கனா, என்னோட மாத வருமானம் எங்க வீட்டுக்கு வருவேண்டிய வருமானம் வந்து வெறும் ஒரு ரூ.6,000 தாங்க. அப்போ வந்து புரோட்டா வில வந்து வெறும் ரூ.3வா இந்த புரோட்டா விலை 10ரூவா வரும்போது அப்போ எங்ளோட குடும்ப வருமானம் வெறும் 6,000ரூவாதாங்க. அதுல எந்த மாற்றமும் இருந்ததில்லைங்க. ஆனா எங்க குடும்பத்துல வந்து படிப்புக்கான செலவு, மாதாந்திர செலவுனு இப்டி எல்லா செலவும் நாங்க அதுக்குள்ளேயே அடக்கிட்டு போகணும். முதல்ல ரூ.3வா வரும்போது எங்களுக்கு வந்து அந்த சா சிக்கனமா இருக்கனும்னா எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு அழுத்தம் இல்லங்க. அப்பலா நாங்க வந்து சினிமாக்கெலாம் போக முடிஞ்சுது, எல்லாம் பண்ண முடியும். ஆனா அந்த ரூ.10வானு ஒரு புரோட்டாவோட வில வரும்போது எங்களால சினிமாக்கெல்லாம் நாங்க போவே முடியலங்க.
ஆ. ம்.
நாங்க அதுக்குள்ளையே அடக்கிட்டு வாழணும் அப்டிங்கிற, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஆ பெரிய மீனா வாங்குவாங்க. அது பெரிய மீன் பேர் வந்து ம், அது மட் மட்டி மீன் இல்ல அ அ அது வந்து பாறை அந்த மேரியான மீன் வகை கூட சேந்தது தான். அந்த மீனெல்லாம் வாங்கி சாப்ட்டுட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து அந்த 10ரூவா புரோட்டா இருக்கும்போது எங்களோட சா மாதம் வருமானம் ஆறா ரூ. 6,000வா தாங்கும்போது எங்களால் மட்டி மீன் தான் வாங்க முடிஞ்சதுங்க. அந்த மீன் வாங்கினோம்னா எங்களுக்கு சிக்கனமா இருக்கோணும் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு எங்களோட பொருளாதரத்த நாங்களே அடக்கிக்க வேண்டியதா இருந்ததுங்க.
ம். ஓ! ஓ நல்ல விஷயந்தாங்க, அது எ நம்பளோட வருமானத்துக்கு ஏத்தாப்புல, நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் பாத்து பாத்து வந்து வாங்கி சாப்பிடுறோம். இப்போ வந்து ஒரு சில நேரத்தில வந்து, இப்போ நம்மளுக்கு இப்போ நீங்களே இந்த புரோட்டா அந்த மாரி ஒரு இது சொன்னீங்க, அதே மாரி இப்போ நீங்க ஒரு பெரிய கடைல ஒரு ஏதாவது உங்கள அந்த பிரியாணின்னே வச்சுக்கோங்க, ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப அந்த மாரி நேரங்கள்ல நீங்க வந்து சாப்பிடணும் அப்டி நெனச்சிருப்பீங்கள்ல, அது வந்து அப்போ மாரி நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க? அந்த நம்மள்ட்ட கைல காசும் இருக்கும், ஆனா வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி இருக்கும், அந்த நம்மளோட பணம் சூழ்நிலைன்றனால அதை எப்படி வந்து கையாளுவீங்க?
ஆமாங்க. ஆமா. ம். எனக்கு பாத்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிடணும் அப்டி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததில்லைங்க. ஆனா வந்து எனக்கு என்ன சாதாரண ஒரு தின்னு தின்னிப்பண்டாரங்க, அதாவது ஸ்நாக்ஸுனு சொல்லி அந்த மாரியான உணவுகள் வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வரும்ங்க. அப்பம்போது அந்த கடைக்கு போணோம்னா, அந்த ஒரு ஒரு பொட்டணத்தையும் வந்து கை வச்சு மட்டுமே பாத்துக்குவேங்க. ஏன்னா, எதனா வாங்கனுனா, எனக்கு வந்து கையில ரூ. 25 தான் இருக்கும். அந்த ரூ. 25ல அந்த ஒரு வாரத்துக்கான உணவ வந்து நான் வந்து சமாளிச்சு ஆகும். அதாவு உணவுனா, நான் அத ஸ்நாக்ஸை சொல்றேங்க. அப்பம்போது ரூ. 25 ரூ. 25ல வாங்கனுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 3 ரூ. 5 பாக்கெட் பிஸ்கட்டுங்க ஆனா அங்கு வந்து கொஞ்சம் விலை கம்மி பண்ணி ஒரு ரூ. 4, 6 குடுப்பாங்க. ஒரு பிரெட் பாக்கெட் வந்து எ ரூ. 15க்கு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில.
ஆ. ஆ ஆ புரியுது. ம், ம். ஓ ரொம்பவே சொன்னிீங்கங்க. இப்ப வந்து இந்த பணத்த வந்து நீங்க எப்பிடி எப்பிடிலாம் வந்து கையாளுவீங்க? உதாரணத்துக்கு அது கடன் மாதிரி இருக்குமா? இல்ல வந்து சேமிச்சு வச்சிருவீங்களா? இல்ல வந்து கட்டணங்களா அந்த வந்து எப்பிடி இந்த இஎம்ஐ இந்தமாரிலாம் வச்சிருவீங்களா? எந்த மாரி நீங்க வந்து உங்களோட பணத்த வந்து கையாளுவீங்க? அந்த மாற்றத்துக்கு ஏத்தாப்ல.
ஹ அன்னு. அந்த மாற்றத்தில வந்து நம்ம எப்பவுமே கடன் மட்டும் வாங்க மாட்டோங்க. ஏன்னா அதுனால வந்து இன்னும் பெரிய விளைவுகள் வரும்ன்னு சொல்ட்டு, கடன் மட்டும் என்னைக்கும் குடும்பத்தில வாங்கவே கூடாதுன்னு சொல்ட்டு இருப்பங்க. அது கடன் வாங்குறது இல்ல. நாங்க வந்து சிக்கனமா தான் இருப்பங்க. அப்ப வேணா இன்னொரு வேலைய எதுனா தேடிக்கிறது. இன்னும் இருக்கிற நேரம் கிடைக்கும்போது இன்னும் வேலைய இது பண்ணிக்கணும். அப்பம்போது எங்களுக்கு வருமானம் 6000 இருக்கும்போது, நாங்க ஒரு பகுதி நேரம் வேலைக்கு போனா, ஒரு 2000 வரும். 2500 வருனு அப்பம்போது என்னோட அந்த மாத, மாதம் வருமானம் வந்து 6000 குடும்பத்து வருமானம். 6000 இருந்து ஒரு 8500 வரும்போது இன்னும் கொஞ்சம் சிக்கனமா இருக்கணுங்கிறத கொஞ்சம் தளரத்திக்கலாம். அப்பிடிங்கிற எண்ணத்துக்கு எங்களால போ முடியும். நாங்க அப்பிடி தான் பார்த்தோம் தவிர, வேறு யார்ட்ட கடன் வாங்கலாம். இல்லன்னா வந்து கட்ட வேண்டிய அதாவது எதாச்சும் ஒரு பணம் யாருக்கா கொடுக்கணும். ஒரு பால்காரருக்கு பால் அந்த வருமானம் மாத செலவு அந்த பால் செலவு பணம் வந்து கொடுக்கணுனா, அத வந்து தள்ளி போடக்கும்லாம் அப்பிடிங்கிற எண்ணமெல்லாம் வராம, அப்பப்போ பார்த்தா எல்லாத்தையும் கொடுத்துரணும். எதுமே தள்ளி போடக் கூடாது. வேணா வாங்காம வேணா விட்டுர்லாம் ஆனா, அவுங்ககிட்ட வந்து கடன் சொல்லி எல்லாம் பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத கெட்ட பேரு வந்துரும். அவ பேரு கொண்டு வந்துரும் சொல்ட்டு அதெல்லாம் நாங்க தெரியாம பார்த்துக்குவோம்.
அ. ஓஹோ! கண்டிப்பாங்க. ம். ரொம்பவே சரியா சொன்னீங்க. இப்ப வந்து இப்ப முன்னாடி நம்ப இப்ப திருமணமே நம்ம எடுத்துக்கோங்க. முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேச்சிலர் அ இருந்திருப்போம். நமக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சு இந்தமாரி போயிட்டிருப்போம். அதே வந்து இந்த திருமணமாகி ஒரு மாற்றம் வரும் பாருங்க. அப்ப வந்து நம்ம குடும்பமா வந்து யோசிப்போம். குடும்பமாம் கூடன்னா, நம்ம மனைவி நம்ப அப்போ வந்து அதோட பணம் வந்து இது வந்து வேரி ஆகும்ல. அதாவது மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அதெல்லாம் நீங்க எப்பிடி கையாண்டீங்க. அது எப்பிடி வந்து ஏன்னா வந்து நம்ம துணைவியாரும் நமக்கு ஏத்தாப்ல வந்து நடந்துக்கணும். அது உங்க கொஞ்சம் இதா ஆனாலுமே நம்மளுக்கு அந்த பணம் வந்து ரொம்பவே சரி கீழ இறங்கிரும். அப்பிடின்றமாரி எண்ணம் எனக்கு நீங்க எப்பிடி அத வந்து கையாண்டீங்க?
இப்ப வந்து கொஞ்சம் சிக்கலான இதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி சிக்கனமான வாழ்க்கையில இருந்து வாழ்ந்து வரனால, என்னால எந்த சூழ்நிலையிலும் சிக்கனமா வாழ முடியுங்க. அது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்லேங்க. ஆனா வருமானம் நல்லா வரும்போது சிக்கனமா வாழக்கூடிய ஆள் நான். "ஏன்னா, எனக்கு வ பொறுத்தவரைக்கும் நம்ம தேவைக்காக மட்டும் தான் என்னைக்கும் எதையும் செய்யோணும். தேவைய தாண்டி எதுவும் செய்யோணும்ன்னு அவசியமில்ல." அப்படீங்கிறத நம்புற ஆளுங்க.
ஆ. ஓ! நல்ல விஷயம். அதே அதான் இப்ப இந்த உங்க துணைவியார் இந்தமாரி வந்து அ இப்ப நீங்க இப்படி இருக்கீங்க சரி. உங்க துணவியார், "இல்ல எனக்கு இது வேணும்." அப்படீன்ற மாரி இந்த சிக்கனம் இல்லாம இருந்தாங்கன்னா, அத எப்படி வந்து அவுங்களுக்கு ஏத்தாப்ல வந்து நீங்க நடந்தீங்களா? இல்ல, உங்களோட சூழ்நிலைய வந்து எடுத்து சொல்லி, மாத்தி, உங்களுக்கே உங்கள மாதிரியே அவுங்களும் கொண்டு வருவீங்களான்னு கேட்கிறேன்.
ஆமாங்க. அதுதாங்க. நான் சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி சிக்கனமா வாழ்றனால இன்னொரு சயம் பக்கம் என்னன்னா, அவுங்களுக்கு வந்து, "அந்த சிக்கனமா நான் வாழணும்." அழுத்தம் வந்து அவுங்க வாழ்க்கையில என்னைக்கும் இருந்தது இல்லேங்க. அதுக்காக அவுங்க செலவாளியே இல்லேன்னு இருக்கப் போறதில்ல. அழுத்தம் இருந்ததில்லேங்க, அவ்வளோதான். அது அதேமாரி வந்து இப்ப நான் சொன்ன ஒரு சாப்பாடு ஒரு உணவு ஒரு ஸ்நாக்ஸ்ங்கிறது இப்ப அ வாங்குணும்னா ரூ. 25ல வாங்கணும். அப்ப நம்மலாள எல்லாத்தையும் வாங்க முடியாது. அதனால நான் நான் கண்ணாலயும், கையாலயும் மட்டுமே அத வந்து, அந்த உணவ வந்து உட்கொண்ருவேன். அந்த ரசனையிலேயே நான் சாப்பிட்டுருவேன். அத எடுத்து காசு குடுத்து வாங்கி சாப்பிடணும்ன்னு அவசியமில்லாம போயிரும். அந்தமாரி தான் நான் வாழ்ந்ததுனால, எனக்கு வந்து எது முக்கியமா தேவையோ, அதுக்கு மட்டும் நாம பணம் செலவு பண்ணலாம். தேவையில்லாததுக்கு செலவு பண்ணல. "அதே சமயத்தில, அந்த முக்கியமான ம் இப்ப இல்லையின்னா, அந்த பணத்த வந்து எதாவது முதலீடு பண்ணீட்டா, நாளைக்கு ரெட்டிப்பா ம் இல்ல 3 மடங்கு வரும்போது நமக்கு என் என்ன தேவையோ? அன்னைக்கு சமாளிச்சிக்கிறதுக்கு அது உதவும்." அப்படீன்னு நெனைக்கிறேன்ல்ல. நான் அவுங்களையும் வந்து, அந்தமாரி மாத்த வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படுதுங்க.
ம். ஆ. ம். கண்டிப்பா. ஓ, ஆமா, ஆமா, அதே அதுதான் நான் கேட்டேன். அதுதான் இப்ப. அ, ஒரு சிலவுங்க வந்து, இல்லை எனக்கு ரொம்ப அந்த சண்டைகள் கூட இதனால வர ஆரம்பிக்கும்ல. ஏன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களும் அப்பிடிதான். அந்த பையன் வந்து சேமிக்கணும் அப்பிடின்றமாரி ஒரு எண்ணத்தில இருக்கான், ஆனா அந்த பொண்ணு வந்து இல்ல, நீ சேமிச்சு, சேமிச்சு என்ன பண்ணப் போற? இப்ப இருக்க நேரத்த நம்ப செலவிட்டா தான் அது நீ அந்த பணத்த செலவிட்டா நம்ம அப்ப, அப்ப சந்தோஷம் தான். நம்ப என்னைக்கி எப்ப அதாவது இறந்து போவோம் அப்பிடின்ற மாதிரி பேசும். ஆனா அந்த பையன் வந்து அது அவன், அவன் எடுக்கிற முடிவுன்றமாரி தான் வந்து சொல்லுவான். அதான் கேட்டேன். நான் உங்கள்ட்ட, "எப்பிடி இருக்கீங்க?" அப்பிடின்ட்டு <chuckles>
ஆமா. ஆமா. ஆமா. அதான். அத என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, மொதல்ல வந்து அவுங்க வந்து அழகு சார்ந்த பொருட்கள் வாங்குவாங்க. அந்த பொருள் எல்லாம் வாங்கிறப் பதிலா, ஒரு புடவ வாங்கிக்கோ! அப்பிடின்னு சொல்லி, நான் அங்க மாத்துனேங்க அவுங்கள புடவையோ இல்ல துணியு செலவு பண்ணுனேன். இப்ப வந்து அவுங்க வந்து அழகு சாதனதுக்குப் பண்னா, அது அந்த ஒரு நாளோ, ஒரு வாரத்திலோ, ஒரு மாசத்திலோ அது வந்து தேவையில்லாம போயிரும். ஏ ஒரு முகத்துக்கு வந்து எத்தன தடவை போட்டா, கடசில நீங்க வெயில்ல போய் நிக்கும்போது ஒ அதே முகமா தான் நிக்க போதுங்க.
ஆ. <chuckles> ஆமா ஆமா. ம்.
அதனால வந்து அதுக்கு ஒ என்ன தேவையோ, நீங்க அதிகமான விலை கொடுத்து முகத்த கெடுத்துக்க மாரி எதுவும் பண்ணாம, நம்மளுக்கு கிடைக்கிற கத்தாழையோ, இந்தமாரி சில விஷயத்த வச்சி முகத்த பராமரிக்க பண்
வீட்ல இருக்கக்கூடிய பொருள்கள வச்சு. ம், ம்.
ஆமாங்க, பராமரிக்க வச்சிட்டு, அது கூட ஒரு பவுடரோ ஒரு சின்னதா ஒரு மேக்கப் மட்டும் பண்னா போதும். அதுக்கு ரொம்ப அதிகமான செலவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்பிடிங்கிறதில அவுங்களுக்கு புரிய வைக்கிறக்காக அங்க செலவு கொறச்சத நீங்க ஒரு ஒன்னு துணி எடுத்துக்கோங்க அப்பிடின்னு சொல்லி நான் மாற்றுனேன். அப்போ அவுங்களுக்கு சரி, பரவால்ல. சுத்தமா வேண்டான் சொல்லல இதுக்கு பதிலு இதில செலவு பண்ண தானே சொல்றாரு. செரி, ஒகேன்னு சொல்ட்டு, அவுங்க அந்த துணியில செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப துணிங்குறது ஒரு சேலையோ, ஒரு பட்டு புடவையோ இல்ல, அவுங்களுக்கு புடிச்ச அ இந்த காலத்துக்கான உடையோ அந்த மாரி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பம்போது இன்னொரு பக்கம் என்ன பண்ணன்னா, இந்த ஆடைக்கு மேட்சா ஒரு ந ஒரு நகை எடுத்தா நல்லாருக்கும்ல்ல! இப்ப இந்த ஆடைக்கி அதிகமா செலவு பண்ணாம இத கம்மியா செலவு பண்ணிட்டு, மிச்ச பணத்த போய் ஒரு நகையில செலவு பண்ணி நகை எடுத்துக்கோ! அப்பிடின்னு சொல்லி அங்க வழியும் மாத்துனேன். அதுவும் நல்லா தானே இருக்கு.
ஓ! பரவால்லங்க. ஆமா, சேமிப்புதானே! அதுவும்.
ஆமா. அப்ப இங்க வந்து துணிக்கு மேட்சா ஒரு நகை போட்டா, அது உன்னும் பெட்ரா இருக்குமேன்னு சொல்ட்டு அவுங்க அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து எனக்கு பாத்தீங்கன்னா, இப்ப க ம அந்த தேவையில்லாம அந்த அழகு சாதன பொருளோ, இல்ல துணியிலயோ அவுங்க வந்து செலவு பண்றது கொறஞ்சு, நகைக்கு நகைங்கிறது எனக்கு 2 பக்கம் இழப்பு இருக்குங்க. ஒன்னு அது வந்து தேங்கி கிடக்குற பணோங்க.
<laughs> ஏன்?
எந்த பக்கமும் ஆமா. அது வந்து நாளைக்கு வா இப்ப ஒரு 2 வருடமா ஏறிட்டு இருக்குது. ஆனா, இது வந்து வாழ்நாள் முழுக்க ஏறிட்டு இருக்கும்ங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க.
ஓ! அப்பிடியா? ம், ம். சொல்ல முடியாது. ஆமா.
அதனால இது வந்து எனக்கு வந்து ஆனா கெட்டது இல்ல. அது வந்து ஒரு இடத்தில அப்பிடியே ப எந்த வளர்ச்சியும் இல்லாம அங்கேயே தேங்கி கிடக்கணும். அது தான் ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எனக்கு
ஓ! அப்ப இதுக்கு மேலே உயராதுன்னு நீங்க சொல்றீங்களா?
இல்ல உயராது சொல்லேங்க. இப்ப நீங்க வந்து என்ன, என்ன ப பார்க்கிறீங்கன்னா, இப்ப தங்கத்தில நீங்க எவ்ளோ போட்டாலும், இன்னையில இருந்து அடுத்த வருஷத்துல வந்து இன்னக்கி ரூ. 12,000 இருக்க தங்கம் அடுத்த வருஷத்துல ஒரு 15,000ல ஆகலாம். இல்ல ரூ. 16,000 ஆகலாம். அதுக்கு மேல அது ஏறப்போறதில்ல. இல்ல ஒரு மு உ ஒரு 20,000 தொட்ரக்கு, அட்லீஸ்ட் ஒரு இன்னும் ஒரு 2 வருஷமாவது நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்குங்க.
ம். ஆனா, ஆமாங்க. சரியாக சொன்னீங்க.
ஆனா, ஆனா ஒரு தொழில்ல நீங்க பணம் முதலீடு பண்ணா, அது வந்து உங்களுக்கு வந்து அடுத் அந்த 2 வருஷத்தில வந்து அது 3 மடங்கு 4 மடங்கு ஏறக்கு வாய்ப்பு அதிகம்.
கண்டிப்பா. ஆனா வந்து அந்த தொழில பத்தி நம்மளுக்கு முன் அனுபவம் இந்தமாரி தெரிஞ்சிருந்தா, அதில வந்து இறங்கலாம். ஒரு சிலவங்கலாம் எடுத்தோம், கெடுத்தோம் இந்தமாரிலாம் பண்ணுவாங்க பாருங்க. அவுங்கள்லாம் வந்து கீழ தான் விழுந்து நான் பார்த்துருக்கேன்.
கண்டிப்பாங்க. அது வந்து அதுக் அந்த நீங்க முதலீடு போடப் போறீங்கன்னா, அதுக்கு அப்புறம் வந்து நீங்க இத வந்து ஒரு தங்கத்தில போட வேண்டியத வந்து நான் இதில போடப்போறேன் அப்புட்ன்னா, நான் அங்க 2 மடங்கு சம்பாதிப்பேன். சும்மாவே வச்சு. ஆனா இங்க நான் போட்றன்னா, அப்ப அதுக்கான நான் பலன் நான் அனுபவிக்கணுனா அதுக்கான கஷ்டம் நம்ம பட்றக்கு தயாரா இருக்கோன்னு. இல்லன்னா, நாளைக்கி எல்லாருமே என்னைய தான் திட்டுவாங்க. அந்த உரிமை எடுத்துக்கோணுங்க. இந்த பொறுப்பு எடுத்துட்டா தான் அவுங்கனால அத ப பண்ண முடியும். அப்பிடி எடுக்காதவங்கட்ட நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. நான் வந்து அப்பிடி பொறுப்பு எடுத்துக்கிற ஆளுங்க தான் நாங்க இருக்கிறனால, நம்ம வாட்டக்கு இதில பண்ற இதில வந்து தேங்கி கிடக்குது. இது ஓரளவுக்கு தேக்கி வைக்கலாம். முழுக்க, முழுக்க அதுலே தேங்கி வைக்க கூடாதுங்கிறதும் நான் நினைக்கிறேன். வேற ஒன்னும் இல்ல.
ம். கண்டிப்பாங்க. ரொம்பவே சரியா சொன்னீங்க. இப்ப வந்து ஒரு சிலர்லாம் வந்து இப்ப வேலை மாற்றம் மாற்ற போறோம் அப்டீன்றப்ப ஒரு சேமிப்பு மாரி போட்டுருவாங்க. அந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த முதலீடுன்ற ஒரு விஷயத்துல வந்து போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டு அந்த மாற்றம் ஏற்ப அந்த 1 மாசம், 2 மாசம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்காது. அப்ப அந்த குடும்பத்த வந்து அவங்க சமாளிக்கணும். அப்ப வந்து அந்த முதலீட்டுலேருந்து எடுத்து வந்து நான் சமாளிச்சிக்குவேன். அந்த மாரி நான் வந்து ர அந்த மாற்றத்த வந்து நான் சம சமநிலையே கொண்டு போவேன். அப்டீன்ற மாரி நான் வந்து சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அது அந்த மாரி நீங்க எதுவும் இருக்குமா இல்ல, வந்து எப்டி?
அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லருந்து 5 விதமா நான் வச்சிருக்கேங்க. என்னானு பாத்தீங்கன்னா, மொதல வந்து இன்சூரன்ஸ்ன்குற விஷயத்துல நான் வந்து அதாவது உடல் சார்ந்தும், அப்புறம் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி அந்த வாழ்க்கைய சார்ந்தும் 2 இன்சூரன்ஸ் வச்சிருக்கேங்க. இது 2ம் எனக்கு வந்து அது எனக்கு பெரிசா உதவி செய்யும். மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த பிஎஃப் அந்த மாதிரியோ இல்லன்னா, வந்து தபால் மூலமா அங்கு வந்து பணம் வந்து முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது வந்து இதோட மூணாச்சிங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, தங்கத்துல வந்து என்னோட ஒரு வருடத்துக்கான செலவுக்கான பணத்த வந்து தங்கத்துல முதலீடு பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அந்த டிஜிட்டல் கோல்ட்னு சொல்வாங்க. அந்த முறையில நான் பண்ணி வச்சிருக்கேன். அதுனால எனக்கு எப்போ வேண்டுமோ அந்த நொடியில நான் எடுத்துக்க முடியும்.
ஆ. ஆ. ஆமாங்க, ஆமா. ம். ஓ! ரொம்பவே நல்ல விஷயங்க. அது மாரி நீங்க ரொம்ப அழகா வந்து, என்கிட்ட இந்த பணம் வந்து எப் இந்த மாற்றத்துக்கு ஏத்தப்பல வந்து நான் வந்து சரிபார்த்து நான் வச்சுக்குவேன். இந்த நிமிடங்கள் எனக்கு இப்டியானா கூட ஏதாவது தோல்வி எதுவும் வந்தா கூட நான் இது மூலியமா எடுத்து நான் வந்து அத சமாளிச்சிக்குவேன். நான் மட்டும் இல்லாம என்னோட குடும்பங்களுக்குமே நான் அப்டீதான் வழிநடத்து கொண்டு போறேன்னு சொல்ட்டு ரொம்ப அழகா வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சுங்க. நன்றி.
நன்றிங்க.